அப்படி என்ன வேலைக்கு போனீங்க?
ம். அது என்ன வேலை அப்படின்னா, அ வீட்ல இருந்தே வந்துட்டு கிளாஸ் எடுக்கிற வேலை.
ஆ. சரி, சரி. ஆ.
ஆ அந்த வேலைக்கு நான் போறேன். ஏன்னா நான் வெளியேலாம் போயிட்டிருந்தா வந்துட்டு அ அந்த செலவெல்லாம் வந்துருமில்ல. அப்போ நான் எப்படி சேமிக்கிறது?
ஓ! நீங்க. கேல்குலேட்டிவ் மைண்ட்டா வேலை செஞ்சிருக்கீங்க. உங்க சுயதொழிலை தொடங்குறதுக்கு. ஆ சரிங்க, சரிங்க. அ.
ஆமாங்க. அ அதனால ஒரு ரூ. 10,000 வந்தப்போ நான் என்ன போட்டேன் சரி ஒரு வருஷத்தில ஆரம்பிக்கிறத 2 வருஷத்தில ஆரம்பிப்போம். என்னப்ப? அப்படின்னு போட்டாச்சு. அ அதெல்லாம் நல்லா தான் போச்சு. வேலைக்கும் நல்லா போயிட்டிருந்தேன். அ வேலைக்கு போயிட்டிருக்க போயிட்டிருக்க என்ன ஆகுது அப்படின்னா ம்.
ம். சரி. ஆ.
ஆ அப்போ நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். யோசிக்கும்போது, எனக்கு இந்த வேலை கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா வீட்டிலேயே செய்றோம். அ 2வது இதுவும் வந்துட்டு என்னோட அ நேரத்துக்கு தான் நான் செஞ்சுட்ருந்தேன். அ அதாவது எனக்கு எப்போ நான் லாகின் பண்ணுறேனோ, அப்போருந்தே உங்களுக்கு காசு வந்துரும், அ லாக் அவுட் பண்ணேன்னா அவங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த மாதிரி. ம். அ ஆனா என்ன ஒரே பிரச்சனை, நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும்.
கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரிங்க. ஆ. சரி, சரி. ஓ! சரிங்க, சரிங்க. அ. ஓ! அச்சச்சோ! ஆ, ஆ. புரியுது, புரியுது.
ஆ எனக்கும் முதல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி நம்ம வந்து செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அ ஒரு வருஷம் செய்யறேன். அ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா முதல்ல லேப்டாப் நான் வச்சிருந்தது கொஞ்சம் பழைய லேப்டாப்பு. அதனால இப்போ புது லேப்டாப் வாங்கணும். அ ஏன்னா மைக்ரோசாஃப்ட் சொல்லிட்டாங்க விண்டோஸ் அ 8 எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்ருந்தீங்கன்னா, இனிமேல் நாங்க வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டோம், சேஃப்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்காட்டி அ இப்போ 10னும் போடுற மாரி ஒரு லேப்டாப் இப்போ வாங்கியாகணும். ம்.
ஆ. சரிங்க, சரிங்க. அச்சச்சோ. அ. அ. ஆ. உங்க மனநிலை அப்போ இரு எப்படி இருந்ததுச்சு? ஏன்னா.
ம், ம். அப்போவும் இருங்க நான் சொல்ற மாரியா உங்களுக்கு நல்லா இருக்கும். அ என்ன என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சரி லேப்டாப் வாங்கிட்டா கடைக்கு உதவும் தானே. <laughs>
நம்ப சேக்கறதே இந்த வேலையை செய்துதான். அ. அ ஓ! நீங்க பெரிய பிசினஸ் மைண்ட்டா தான் இருந்திருக்கிறீங்க. ஆ. அ.
ஆமாங்க. அதுக்கப்புறம் சரி லேப்டாப் வாங்கிக்கலாம். ஒரு நல்ல லேப்டாப்பா வாங்கிக்கலாம் இந்த பணத்தில. அ கடையில வந்துட்டு லேப்டாப்பே வச்சுக்கலாம் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வா ஆனா அப்போ கூட கம்ப்யூட்டர் வாங்கணும்னு எனக்கு தோனலிங்க. அ லேப்டாப் வாங்கிட்டேன். ஆமாங்க. அப்புறம் ஒரு லேப்டாப்பை வாங்குகிறேன் பத் ரூ. 40,000 காலி.
ஆ. <laughs> சரி லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. ம், ம். ஆ.
அப்புறம் மீதி வந்து 10,000, 10,000 அப்படியே இருக்கும்ன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்லை. அ இடயில போய் டிரெஸ் எடுக்கறது. அதுக்கப்புறம் அ என்ன நானே ஊக்குவிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஹோட்டலுக்கு போறது. அப்போ க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, அ ரொம்ப கம்மியா தான் கையில வந்து நிற்கிது.
ஆ. <laughs> ஓ. ஓஹோ. அ. ஆ. ஆ. சரிங்க. அப்போ உங்க அப்போ வீட்ல இருக்கிறவங்கலா என்ன சொன்னாங்க?
<laughs> அவங்கவ ஒண்ணும் சொல்ல நீ சம்பாரிச்சு முதலீடுக்கு பண்ணிக்க அவ்வளதான். வேற எதுவுமே அவங்க சொல்லல. <laughs> ஆமா, ஆமா. <laughs> அதேதாங்க. அ நல்லாயிருந்தது. எனக்கே இப்போ நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருது அ அதுக்கப்புறம் 2வது வருஷம் அதாவது சரி முதல் வருஷம் அ முதல் வேலை அதனால நம்ம செலவு பண்ணிட்டோம். அதுவும் நம்ம என்ன வ என்ன அ தேவையில்லாத செலவா பண்ணோம், லேப்டாப் தான வாங்கினோம் அப்படின்னு சொல்லியாச்சு.
இதில நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாதும்மா. நீனே உன்னை ஊக்கவிக்க சமைக்க க ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுற இல்ல அந்த மாரி பார்த்துக்கோ இன்டாங்கலா. <laughs> அ. கண்டிப்பாக. <laughs> சரிங்க.

கண்டிப்பா.
அதுக்கப்புறம் வரத தான் நம்மளோட சேவிங் நம்மளுக்கு வர லாபம். ம். அத யோசிக்கும்போது செம்ம பயம் வந்துருச்சுங்க. அவ்ளோ கஷ்டப்படணுமா நம்ப. <giggles> வேலைக்கு போனா ஈஸியா போனோம். மாசம், மாசம் கைக்கு காசு வருதே. <giggles> அப்படிங்கிறது, இந்த வேலை செஞ்சனால என்னோட மனசு மாறிடுச்சு. அ யாருமே வந்து என்ன மாத்த கெடையாது. அ எனக்கே ஒரு சோம்பேறி தனம்னு கூட சொல்லலாம். ஒரு புதிய தொழில ஆரம்பிக்கிறதுக்கு. அ
நம்ப லாபம்ன்றது. ஆமாமா. அ. கண்டிப்பா. கண்டிப்பா ஏ ம். கண்டிப் என்னாங்க நீங்க சொல்றது நல்லது தான். ஏன்னா, இப்ப இதுல 4 லட்சம் நீங்க எடுத்து அந்த 4 லட்சத்த திருப்பி போட்டீங்கன்னா, அதுலருந்து 4 லட்சத்த நம்ம எடுக்கறதுக்கு நம்ம 8 லட்சமா, அதுல இதுலே இன்னொரு ஒரு 4 லட்சம் சேத்து நீங்க 8 லட்சமா சம்பாதிச்சுரலாம். அந்த நேரத்துக்கு. ஆ.
<hiccups> ஆமாங்க. அதேதாங்க. அ அதே தான் யோசிச்சுட்டு, "சரி வேணாம்ப்பா. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அ மாசு சம்பளம் செய்றோம். நல்லா பொறுப்பா செய்றோம்." அ அப்படிங்கிறத முடிவு எடுக்குறேன். 2 வது அ நம்ம வந்து நம்மளோட திறமைகள கொஞ்சம் வளர்த்திட்டு கொஞ்சம் நல்லா சம்பளம் வர வேலைக்கு போயிட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அ ஏன்னா, என்னோட கண்ணோட்டம் 2லயும் தப்பா இருந்துச்சு. ஒண்ணு வேலைக்கு போனா நம்ப இஷ்டத்துக்கு செய்யுற செய்யற வேலை இல்லைன்னு நெனச்சுட்டது. அ 2வது சுயதொழில் செஞ்சா உடனே அடுத்த நாளே வந்து பணம் கொட்டிரும்னு நினச்சது. <laughs> அதனால ஆமாங்க. இப்ப ஒரே பாட்டுல வந்துட்டு 2 அயும் டிவோஸ் எடுத்துட்டேன். <laughs> அதனால நல்லா இருந்துச்சுங்க. அ ஏதோ ஒ ஒரு நல்ல புண்ணியம்னு சொல்லலாம். ஏன்னா, ரூ: 200000 கடனை வாங்கிட்டு அழுதுட்டு அத விக்கும்போது, யோசிச்சு பாருங்க. அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டோம். ஆ விக்கும்போது அந்த பொருளுக்கு போகவே போகாது, அந்த வெலைக்கு அப்படிங்கும்போது
ம். ம். கண்டிப்பா, கண்டி ஆ ஆ. புரியுது, புரியுதுங்க. <laughs> ஒரே பாட்ல பணக்காரங்களும் ஆயிருவீங்கன்னு நெனச்சிருக்கீங்க. ம். ஆ. <laughs> ஆ. ஆ. அது கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. இதுலருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நல்லவேல உங்க அம்மா, அப்பா வந்து அந்த நேரத்துல ஆ நீ இப்படி பண்ணுன்று உங்க வழி மாத்தி விடலன்னது தான், நீங்க கண்டிப்பா இதுக்காக ஒ கடன வாங்கிட்டு நீங்க பண்ணாம இருந்த் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருந்துருக்கும். அது நனைக்கும்போது உங்களுக்கு எப்டி இருந்துச்சு அந்த நேரத்துல?
ஆமாங்க. ஆ பரவாயில்லங்க. அப்படா தப்பிச்சோம். நீங்க சொன்னீங்க. அதாவது எங்க வீட்ல தெரியும். அ பண்ணாதீன்னு சொன்னா பண்ணிருவேங்கறக்காக என்ன பண்ணுன்னே சொல்லிட்டாங்க. நீ பண்ணு. ஆனா உன்னோட முயற்சியிட பண்ணு, அப்ப்டின்னு சொன்னது என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறனால, ஒரு நல்ல வழிகாட்டுதல் எனக்கு குடுக்க முடிஞ்சுது அவங்கனால.
கண்டிப்பா. கண்டிப்பாங். கண்டிப்பா. ஓ! சரி, சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. சுயதொழில்னா எப்படி, வேலைக்கு போறதுனா எப்படி. நானுமே ஒரு சுயதொழில் தொடங்கணுன்ற ஒரு எண்ணம் நெறைய இருந்துச்சு. ஆனா நீங்க சொல்லவும்
ஓஹோ!
எனக்குமே அதெல்லாம் தோணுது. <chuckles>
இல்ல, இல்ல பரவாயில்லங்க. நீங்களும் ஒண்ணு தான் ஒண்ணு ஒண்ண ஆரம்பீங்க. ஆனா என்ன என்னோட எண்ணம் என்னன்னா, அத பத்தி நல்லா தெரிஞ்சு, நம்மனால முடியுமான்னு நெனச்சு செஞ்சா வேணா செய்யலாங்க.
<chuckles> புரிஞ்சு. ஆ புரியுது. எல்லார் கிட்டயுமே நம்ம எப்ப எப்படி நீங்க சொல்ற மாரி தான் நம்மளுமே லோன் வாங்கி நம்ம சேர்த்து வச்ச காச தான் போட்டு எடுக்குற மாரி இருக்கும். அது யோசிக்க வேண்டிய வேலையா தான் இருக்குன்ற மாரி நீங்க சொல்லும்போது எனக்குமே புரியுது. ஏன்னா, எனக்குமே எதுவுமே தெரியாம ஆரம்பிக்கனும்னு நினைச்சது நீங்க ஒரு எடுத்துக்காட்டியா எனக்கு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே
ஆமாங்க. ஆமாங்க. ஆ. ஆமாங்க. நான் 2 வருஷம் உங்களுக்கு குடுத்தத்துருக்கிறேன். பயன்படுத்திக்கோங்க.
அதும் தான் அது வந்து எனக்கு ரொம்பவே உபயோகமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓ ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அது எப்படின்றத நீங்க ரொம்ப வெளக்க வெளக்கமா சொன்னது வந்து எனக்கு உபயோகமா இருந்துச்சு. உங்கள்ட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி.
அ நீங்களும் அழகா பின்தொடர்ந்து கேள்வி கேட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் அ நீங்களும் உங்களுக்கு உபயோகம் இருக்குமா, இருக்குன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. ஆ மிக்க நன்றிங்க.

ஓ! சரிங்க.ஸ்
அ அதுக்கப்புறம் அதுக்கு 1 1 மாசம் ஆகுது. அதுக்குள்ள எனக்கு என்ன ஆகுது அப்டின்னா, வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, மேற்படிப்புக்கு போடுன்னு சொல்லிட்றாங்க.
சரிங்க. ஆ. சரி.
அ நான் வந்து இங்கே இதுக்கு பார்த்துட்டு இருக்றேன். இதுல என்ன ஆகுது அப்டின்னா, என்ன சொல்றாங்க வீட்ல அப்டின்னா, "கடன மட்டுமே நம்பி போகக் கூடாது. அ ஒரு தொழில் ஆரம்பிக்கறதுன்னா உங்கிட்டேயும் வந்து காசு இருக்கணும். அ ஒண்ணு மேற்படிப்பு போடு. இல்லைனா ஒரு நிறுவனத்ல வேல செய்யி." அப்டிங்கற மாதிரி சொல்றாங்க.
ஆ, ஆ. புரியுது. ம். ஓ! உங்களோட தொழில் இதையே வேணான்னு சொல்லி, உங்களுக்கு வேறப் பாதைல போச் சொல்றாங்க. ஆ சரிங்க.
ஆமாங்க, ஆமாங்க. அதாவது, அ கடன் மட்டும் வந்தா அவங்க தரமாட்டாங்க அந்த அளவுக்கு, அப்டிங்கற மாரி சொல்றாங்க.
புரியுது, புரியுது. ஆ, ஆ அதாவது உங்க தொழில் ஆரம்பிக்கறதுக்கு அந்தக் கடன் மட்டும் பத்தாது. உன் கையிலயும் கையில காசு இருந்தாதான் இந்தத் தொழில தொடங்க முடியுன்றத, உங்களுக்குப் புரிய வைக்கிறாங்க. ஆ சரிங்க.
ஆமாங்க. ஆமாங்க, ஆமாங்க. அதனால அப்புறம் நானும் கணக்கு போட்டுப் பாக்குறேன். ஒரு கம்ப்யூட்டர் வாங்குனாலும், ஒரு ஜெராக்ஸ் மெஷின் வாங்கினாலுமே ஏகப்பட்ட காசு வந்துருது. ஆ ஆனா இங்கே போனா அந்த அளவுக்கு இங்கே தரமாட்டாங்க. இப்ப ஒரு ரொம்ப கம்மியா தான் தருவாங்கன்னு எனக்குத் தெரியுது. அதனால, ஆ.
கண்டிப்பா. சரி. ஆனா உங்களுக்கு அந்த மனநிலை எப்டி இருந்துச்சு? ஏன்னா, நீங்க இத்தனை நாள் வந்து அதுக்காகதான் நீங்க கொஞ்சம் மனநிலையை ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. நம்ம சுயதொழில் தொடங்கப்போறோம். நம்மளுக்கு காசு வந்துச்சுன்னா நாம ஒரு சொந்த கடை வெச்சிரலாம் அப்படின்ற மனநிலைதான் உங்களுக்கு இருந்திருக்கு. அது இப்போ இல்லைன்னும்போது உங்களுக்கு எப்டி இருந்துச்சு?
ஆமாங்க. ஆமாங்க. ஆஹ. அ அது நான் இல்லைன்னு எங்க முடிவு பண்ணேன்? நான்தான் வேலைக்குப் போயி அந்தப் பணத்த எடுத்துக்கறேன்டு வேலைக்குல்ல போனேன்.
ஓ! ஓ! நீங்க இதுல போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து நான் இதுல போட்டுக்கிறேன்ற மாரி நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்க. ஓ! சரிங்க, சரிங்க.
ஆமா. ம். அது வேற. எனக்கு வசமா ஒரு எனக்கு வசமா ஒரு யூடியூப்சேனல் வேற ஒருத்தரு சொன்னாரு. அ மாசம் ரூ. 20000 சம்பளத்துக்கு போனீங்கன்னா, அ ஒரு வருஷத்துல 2 லட்சம் வந்துரும். அ அந்த 2 லட்சத்த வச்சு ஒரு க வேலைய நீங்க ஆரம்பிச்சிரலான்னு வேற, ஒருத்தர் சொல்லிட்டாரு.
ஓ! சரிங்க, சரிங்க. அ. பாத்தீங்களா? ஆ சரி. அதுக்கு பின்ன என்ன பண்ணீங்க?
அ அப்ப என்ன ப்ளான் போடுறேன் அப்டின்னா, இப்ப நான் மாசம் ரூ. 20000 சம்பளத்துக்கு வேலைக்குப் போவேன். ஆ 1 வருஷத்துல ரூ. 200000 வரும். அ அப்புறம் நான் கடன் ரூ. 200000 ரூ. 400000. அ ஒரு கடையப் புடிச்சு எல்லாம் வாங்கி போட்டா கரெக்ட்டா இருக்கும். இதான் ப்ளான்னுங்க. <laughs>
நான். அஹ்ம். அ. ஓஹோ! நீங்க ஒரு யூடியூப் பார்த்தே அந்த ப ஒரு பாட்டுல வரும் பாருங்க. ஒரே பாட்டுல பணக்காரங்க ஆன மாதிரி நீங்க ஒரு கனவு காண்டிருக்கீங்க. <laughs> அ.
<laughs> அதே மாரிங்க. இந்த மாரி கனவு கண்டாச்சு. கணக்குங்கறதுனால கணக்கு தான் போட்டேன். அதுல என்ன என்ன டிஸிஸ்ஸன் இருக்கு அப்டிங்கறதெல்லாம் ஏதும் பாக்க கெடையாது. ஆ அப்புறம் ஒரு வேலைக்குச் சேர்ந்தா ரூ. 20000க்கி யாரு வேல குடுப்பா?
<laughs> ஆ. புரியுது, புரியுது. <laughs> <laughs> ஆ.
ஒரு ரூ. 10000 தான் எனக்கு வேல கெடைச்சது.